ம்ஹ்ம். ஓ! நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் இவ்ளோ? ய அது அது சொல்லுவாங்கள்ல, பெசிமிஸ்டிக் தாட்டா ஏன் யோசிச்சுட்டுருக்கீங்க? ஆப்டிமிஸ்டிக்கா யோசிங்களேன். அவுங்க அம்மா இங்கயே தான் இருந்தாங்க, பாட்டி இங்க தான் இருந்தாங்க, மாமா இங்கே தான் இருந்தாங்க, நம்ம இங் இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம். வாழ்க்கையில பாதி நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு 30 வருஷம் வெளியூர்ல போய் எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே! ஏன் ஒரே பருப்ப கடையணும்? அப்டி அப்ப யோசிக்க மாட்டியா? மனசே?
ஆ. இல்லங்க கன்சிடர் பண்ணீ பாக்கலாம் க இல்லன்னா இல்ல, ஓகே தான். ப்ரோஷ் அன் கான்ஸ் நம்ம யோசிப்போம்ல்ல. கன்சிடர் பண்ணீ பார்க்கலாம், நம்ம. அவுங்க சொன்னாங்க, என்னன்னா, "ஒரு 6 மாசம் எனக்கு ட்ரெய்னிங் பீரியடு. அப்போ மாத்திரம் நீ வந்து இரு" அப்டின்ற மாரி சொன்னாங்க. நான் இங்கேருந்து போனன். நான் போனது சைனாங்க. யா எனக்கு ஒண்ணுமே தெரிலங்க.
ம்ஹ்ம். சரி. ஓ. சைனாலாம் ரொம்ப அழகான எடம்னு சொல்லுவாங்க. நீங்க ய ஒரு சிலதுலா
அவுங்க அய்யோ! எனக்கு பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு! ஆனா, யார்கிட்ட போயீங்க நானு இது அழகா இருக்கு! இது மாதிரி எங்க ஊர்ல இருக்கும்ன்னு, போய் யார்கிட்டங்க சொல்றது?
முடியாதான்! நீங்க பேசாம, வீடியோ கால் பண்ணீ பேசியிருக்க வேண்டியதுதான வீட்ல யாருக்கா
ஆமா. இத போயி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, யார்க்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, நான் பேசுறதவங்களுக்கு என்னன்னே புரிய போறதில்ல! அவுங்க மொழி ஃபுல்லா வந்து அங்க கூகுளே கெடையாதுங்க. நம்ம ட்ரான்ஸ்லேட்
அப்டீங்களா? அவுங்க வேற ஓஹோ!
டிரான்சிலேட்டர் யூஸ் பண்ணலாம்ன்னா கூட, நமக்கு ஒண்ணும் வழி இல்ல அங்க. அங்க தனியா தான் ஒரு இது வச்சிருக்காங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணீ, நம்ப ஒரு 4 வாரத்த என்னால கத்துக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அதனா நான் கன்சிடர் பண்ணேன். உங்களுக்காக நான் 6 மாசம் வந்ததே பெரிய விஷயம். நான் போய் 1 நா 1 மாசத்துக்குள்ளயே அழுகலாம் ஆரம்பிச்சுட்டேன். "என்னால முடியாதுப்பா சாமி."
ஓஹோ. ம்ஹ்ம். <laughs> ம். ம். அடடா! அவ ஆஹஹ. போயிட்டு, நீங்க அழுதுட்டு முடியவே முடியாது. எனக்கு எங்க ஊரு தான், எங்க திண்ண தான், எங்க குருவி தான் அப்டின்னு வந்துட்டீங்களா? என்ன?
வந்துட்டேங்க. இல்ல அவரும் இல்லைன்னாலும், பரவால்லங்க. இண்டியால இருக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு இருக்கும்லங்க! அப்பறம் என்னாங்க? ஊருக்கே போக முடியலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் நான் கார் எடுத்தா போக முடியுற தூரத்துக்கு இருந்தா பரவால்ல! உங்கள நம்பியே நான் என்னால இருக்க முடியாதுப்
ஓ! ம்ஹ்ம்.

அ நல்லாருக்கும் தான். ஒரு <chuckles> ஆ ஓகே. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு.
அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னா? பிடித்தவங்க கூட இருக்க. ஆ அ பிடிச்சவங்க கூட போயி நம்ம இருந்தா பரவால்ல. 2, 3, 1, 2, 3 பேரு மாத்திரம் இருக்கணும். அத யாரு பேச்சு துணைக்கு இருக்க மாட்டாங்க. நான் போய் புதுசா ஃப்ரெண்ட் புடிக்கணும். திரும்ப மொதல்லிருந்தா? நான் வரமாட்டேன்.
ம். அத தங்க கூண்டுன்னுவாங்கல்ல. இந்த தங்க கூண்டு, அந்த மாரி தங்கக்கூண்டுல போய் அடஞ்சு. "இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி" அப்படின்ற மாரி உள்ள போய் அடச்சு வச்சுருவாங்க.
எனக்குன்னு ஒரு கம்ப்ஃபர்ட் ஜோன்னா. ம். அப்ப தாங்க நெறைய யோசிச்சு யோசிச்சிருக்கேன். "காலையில எழுந்திரிச்சா நம்ம நம்ம வீட்டு நம்ம பால்கனி எப்படி இருக்கு? இதெல்லாம் அங்க போனா கிடைக்குமா? யாராவது பேசுவாங்களா? இங்கேன்னு குறு விஷயத்தல்லாம் கேட்குது. அங்க அதெல்லாம் கேட்குமா? மரம் செடி, கொடிலாம் பார்க்க முடியுமா? இதேவானம் தான் அங்க இருக்குமா?" மனசு நெறைய சொல்லுச்சு. மூளை அதுக்கு மேல சொல்லும். "நம்ம இங்கேருந்து அங்க போனா நல்லா வந்து நம்ம வேற லைஃப் ஸ்டைல் நமக்கு சேஞ்ச் ஆகும்தான்? ஆனா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு." அப்படின்னு மூளை சொல்லுச்சு. நெறைய யோசிச்சு யோசிச்சு பார்த்துருப்பேங்க நான இத. கடைசியில நான் வந்து மனச
ம்ஹ்ம். <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். அதாவது பல போராட்டம், மன போராட்டம் ஏகப்பட்டது. மனை மனசுக்கும், மூளைக்கும் வந்து ஒரு பெரிய வாரே நடந்து கடைசில எது ஜெயிச்சது என்ன முடிவு எடுத்தீங்க?
மனசு தான் மனசு சொன்னது தான் நான் கேட்டேன். அதான் நான் கேட்பேன். நீங்க வேணா போய்க்கோங்கன்னு ஒரு வார்த்த சொல்லிட்டேங்க. அப்புறம் வந்து ஒரு வேளை நம்மள விட்டுட்டு போய்ட்டாங்கன்னா என்ன பண்றது?
அடடா! <chuckles>